ஆமா, சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் ஃபைனலா ஊருக்குப் போகாம இருந்தேன். ரொம்ப நாளா. ஏன்னா இந்த வேல தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனால, என்னால ஊருக்கும் போக முடியாம இருந்தது. அப்புறம் நண்பர்களைப் பாக்காமயும் கொஞ்ச நாள் பெண்டிங்ல இருந்தது. அப்புறம் செரி அப்படின்னு சொல்லித்தான், அந்த வார இறுதி நாட்கள் வந்தப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, கெளம்பி போயி, அவுங்களல்லாம் பாத்துட்டு, அங்க ஊர்ல எனக்குப் பிடிச்ச கடைகள் சாப்பிடறக்கு, இந்த மசால் பூரி, பானி பூரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. அது சாப்பிடறக்குன்னு தனியா ஒரு கடை வெச்சிருக்கேன் நானு ஊர்ல. அதனால கல்லூரிக் கா
ஓ! சரிங்க. சரி. கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> அதாவது, நீங்க ஊருக்குப் போனதே நீங்க, உங்க பிடிச்ச உணவை எடுக்குறதுக்கு ஒரு வகையா கூட இருந்திருக்கு.
ஆமா. அப்புறம் அதையும் பண்றேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம், கொஞ்சமா பண்றது மா தான். அதுக்கான என்னா காரணம்ன்னு பாத்து, அதிலிருந்து அத ஒவ்வொண்ணா சரி பண்ணிட்டு வர, வர இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அதுல இருந்து வெளிய வரக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சு, சரியாயி இந்த
கண்டிப்பா, கண்டிப்பா. கொறஞ்சிருச்சு. கண்டிப்பா. நீங்க உங்க மன அழுத்தத்தை எப்படி தினசரி வாழ்க்கையில இருந்து நீங்கக் கொஞ்சம், கொஞ்சமா கம்மியாக்கிட்டே வந்தீங்கன்னு ஒண்ணு, ஒண்ணா அழகா எனக்குச் சொன்னீங்க. அது எனக்கே மன உளைச்சல் இருந்து, அத நான் எப்படி மாத்திக்கணும்ன்றதுக்கு எனக்கு ஒரு எ உ உபயோகமா, ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா நான் கருதுறேன். உங்ககூட பேசினது ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.
உங்களோட பேசியதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி!

அந்த இது சுரக்கும். அதே விஷயம் வந்து நம்ம நல்ல வலுவான உடற்பயிற்சிகள் செல்லும்போதோ, இல்ல ஒரு 4 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போதோ, அதே கெமிக்கல் வந்து சுரக்கும். இல்லங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்ப அந்த விஷயத்த வந்து நான் என்ன பண்றேன்? அப்படின்னா, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்து ஒரு 1 வாரத்துக்குள்ள மனநிலையில ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படுது. அதுல.
ஓ! சரிங்க, சரிங்க. அதாவது நீங்க கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா பண்ணி, பண்ணி உங்க மனநிலைய மாத்திக்கொண்டே வர்றீங்க. கண்டிப்பா.
ஆமா. இப்ப ஏன்னா அது வந்து டக்குன்னு ஒரு நாள்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள்ல மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அத அப்படி மாத்த முடியாது. ஆமா. ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது ஒரு மாரி இருக்கு. இந்த மாரி.
மாத்த முடியாது. ம். கண்டிப்பா அது முடியாதுங்க. அது ரொம்பவே முடியாது. ஆ. கண்டிப் இப்போ இப்போ உங்களுக்கு உணவுல எதுவும் மாற்றம் வரலையா? ஏன்னா இப்ப நீங்க வீட்ல இருக்கீங்க எ ஆ.
சரியா கேட்டீங்கங்க. ஆமா. அது என்ன பண்றேன்? 3 நேரமும் சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அதுவும் வந்து பாத்தீங்க அப்டின்னா, எனக்கு புடிச்ச மாரி உணவுகள்னு ஒரு வகை உணவுகள்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து திரும்ப, திரும்ப கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்றது. அப்புறம் நடுவுல இந்த இனிப்பு வகைகள்லாம் சாப்பிடாம இருந்தேன். ஏன்னா அ ஏற்கனவே நாம வெளியில நெறைய வந்து அலையுறோம், அதுல இந்த ஆயில் ஐட்டம்லாம் சாப்பட்றோம். இனிப்பு வகைகள்லாம் சாப்பிடாம இருந்தேன். அதனால இந்த உணவு வீட்ல சமைச்சு சாப்ட்டதுக்கப்புறம், இந்த கேக் இருக்கு பாத்தீங்களா? சாக்லேட் கேக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து, நான் சாப்பிடாம இருந்தேன். ரொம்ப நாளா. ஏன்னா சாப்பிடணுங்கிறது கூட தோணல. அத போய் வாங்கணுங்கிறதே ஒரு சலிப்பா இருக்குது. அப்ப அதுக்குன்னு ஒரே ஒரு கடை தான் இருக்கும். அ அந்த கோயம்புத்தூர்ல இருக்கேன். அங்க வந்து "ஜே-எம் பேக்ஸ் அன் சன்ஸ்ன்னு" ஒரு கடை இருக்கும். அந்த கடை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்க போய் சாப்படுறதுன்னு. அப்ப அங்க போய் வாங்கிட்டு வந்து, அத உக்காந்து சாப்படுறது. இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து அந்த இழந்து போன ஒரு சமநிலை சமநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரி. கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஓ! சரி. தோணல. ம். ஓ. சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! கண்டிப்பா. அதாவது உ எததெல்லாம் உங்களால பண்ண முடியாம இந்த வெறும் வேலைய மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்களோ! இப்ப உங்களால பண்ண முடியாம இருந்த உங்க ஆசைகள் எல்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணிக்கிட்டே வர்றீங்க.
ஆமா. சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் இறுதியா என்ன பண்றேன்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாரி இருக்கு. அப்ப தான் நானே நினைவுக்கு வருது எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த திரையரங்குல போய் படம் பாக்கறதுங்கிறது, நெறைய படங்கள் நான் பாக்கவே இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா, 1 முறையா வண்டிய எடுத்துட்டு அந்த வேலைய விட்டு ஒரு 1 வாரம் கழிச்சு இந்த வண்டிய எடுத்துட்டு நான் கெளம்பி படம் பாக்கறதுக்காக போறேன். அந்த இதுல. அப்போ போயிட்டு திரையரங்குல போட்டுருக்க படங்கள்லாம் பாக்க ஆரம்பிக்கிறேன். இந்த
கண்டிப்பா. கண்டிப் ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சூப்பர். ம்.
தொடர்ந்து வந்து அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தா தான், அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். அத
குறையும். கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ப ந நம்ப பாட்டு நம்ம மன அழு அழுத்தத்தில இருக்கோம் அப்டின்னும்போது, நம்ப சும்மா உக்காந்துட்டோனா, நம்மளால எதையுமே அத கடந்து வர முடியாது. நீங்க இப்ப சொன்ன மாரி ஒண்ணு ஒண்ணா பண்ணும்போது தான் நல்லா நம்ம மனநிலை மாறிட்டே இருக்கும்.

கண்டிப்பா. இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு என்ன புரிய வருதுன்னா, அதை, பய் பயன்படுத்துறவங்க வாகனமே இந்த அளவுக்கு பழுதாயிடுச்சுன்னா, உங்க மன அழுத்தமும், உங்களோட, அ, உடல் நலையும் எந்த அளவுக்கு வந்திருக்கும்ன்றதை என்னால உணர முடியுது. நீங்க சொல்லும் போதே அந்த இது. கண்டிப்பா கண்டிப்பா.
<laughs> அதுதான். உண்மதான். அப்போ வந்து நான் அப்பதான் உணர்றேன் நான் அதுக்கு அடுத்த நாளே அந்த வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன் அந்த இதுலருந்து.
ரொம்ப நன் நல்ல வேல செஞ்சிருக்கீங்க. அதுதான் அது நீங்க செஞ்சதிலே இதுதான் நல்ல வேல. கண்டிப்பா கண்டிப்பா.
ஆமா. ஆமா. ஏன் அப்படின்னா இப்ப வந்து, அது வந்து பண்ணிட்டு இருக்கனாலதான் வந்து, இந்த வண்டி, இந்த அளவு இந்த அடி வாங்குது அப்படிங்கறப்ப நம்ம உடல்லயும் நெறைய செரிமான கோளாறுகள் அதை சார்ந்த பிரச்சனைகள், வெயில்ல தொடர்ந்து போறனால அந்த அலைச்சல் இருக்கு பாத்தீங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா.
ம். இது எல்லாமே சேர்ந்து வந்து கையில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை வெள்ளையா வருது ஸ்கின்ல அந்த இரிடேஷன் வருது. இது எல்லாமே வருது. அப்ப இதற்கு இந்த மன அழுத்தத்துல இருந்து மொதல்ல வெளிய வர்றதுக்காக மொதல்ல அந்த வேலையை விட்டு நான் வெளிய வரேன். சரிங்களா? இப்ப வேலைய விட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டி ஓ! சரிங்க சரிங்க. இப்போ இப்போ நீங்க வந்து, ஒரு கட்டாயத்தினால தான் அந்த வேலைய இத்தனை நாளுமே தொடர்ந்தீங்களா? இல்லாட்டி, ஆம், இது நம்ம பண்ணி தான், ஆம், இதை பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாரி இருந்துச்சா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு?
இல்ல இல்ல. கட்டாயத்தினாலதான் தொடர்ந்தேன். ஏன்னா எனக்கு வேறொரு வருமானமும் உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா, செரிங்க.
அப்ப வந்து அதை பண்ணா மட்டும்தான் நம்மால சர்வேவ் ஆக முடியும்ங்கிற ஒரு நிலைமை இருந்ததுனாலதான் அதுக்கு போனேன். அந்த மன அழுத்தம் பிளஸ் வந்து அது பிஸிக்கலா நாம அந்த டிராவல் பண்றது சிட்டி ஃபுல்லா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒண்ணு சேர்த்து அப்புறம் வண்டி ஓட்டறது, இது எல்லாமே மொத்தமா சேர்ந்துக்குது. அப்ப மொதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த வேலையில வ, இருந்து ராஜினாமா பண்ணி வெளிய வர்றேன். சரிங்களா? இப்ப இந்த வேலையில இருந்தப்ப கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருப்போம். இல்லைங்களா? அது ஓரளவுக்கு இருக்கு, அதை சேர்த்தி வச்சிருக்கேன். அப்ப ஆனா, இன்னொரு பிரச்சனை, என்னன்னா இப்ப யோசிச்சு பாருங்க 6 மாதமா நீங்க தொடர்ந்து ஒரு பிஸியான வேலையில இருக்கீங்க. ஆனா, இப்ப அது இல்ல அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தை வந்து நாம என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லைங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா, <clicks tongue> நம்ம இத்தனை நாள் ஒரு பரபரப்பான ஒரு நிலையில ஒரு வேலைய பார்த்துகிட்டு இருந்தோம். சடனா நம்மள ஒரு நிப்பாட்டி ஒரு எடத்துல உக்கார வச்ச மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. கண்டிப்பா கண்டிப்பா.
ஆமா. அப்படித்தான் ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்ப மொதல்ல வந்து, நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காபி, டீ சொல்லுங்க.
கண் இன்னா 1 கேள்வி, ஆம், அதாவது நீங்க அந்த அலைச்சலான நேரத்துல அலைஞ்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு உணவு எப்படி இருந்துச்சு? அதுவும், நீங்க வெளியில சாப்பிடுற மாரியோ? இல்லாட்டி நேரத்துக்கு சாப்பிட முடியாத மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது அதுல ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சா?
சொல்லுங்க.

இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா சரியா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு நான் ஒரு 6- வரு 6 மாதங்களுக்கு முன்பே நான் வந்து ஒரு பணியிலிருந்து ஒரு வேலை பாத்துட்ருந்தேன். சரிங்களா? அப்ப வந்து ஒரு கட்டத்துல அந்த வேலைய வந்து தினசரி ஒரு 100 மீட்டர் கிலோ நான் வண்டி ஓட்டுற மாரி இருக்கு. அந்த இதுல. அந்த அ வேலைய அந்த பேங்கல வேலுயேசன் வொர்க்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது கடன் வேணும் அப்டீன்னா, விண்ணப்பிப்பாங்க. விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம், அந்த ப்ராபர்ட்டி அந்த இடத்துல தான் இருக்கா? இல்ல அந்த வீடு அந்த இடத்துல தான் இருக்கான்னு? போய் செக் பண்ணி அது சம்பந்தமான ஒரு அறிக்கை வந்து நான் குடுக்கணும் அதனால நான் என்ன பண்
கண்டிப்பா. ஓ, சரிங்க. ஓஸ் ஆ கண்டிப்பா கண்டிப்பா தெரியுங்க. ஓ, சரி சரி. வெரிஃபிகேஷன் மாரி நீங்க போயிட்டு, பாத்து, என்னான்னு சொல்லி அவுங்கள்ட்ட குடுக்கணும்! கண்டிப்பா.
ஆமா, அது ம் டோட்டல் ஸ்கொயர் ஃ பீட் எவளோ? அந்த பில்டிங் வந்து உண்மையிலே அந்த இடத்துல இருக்கா? அதைச் சார்ந்த சில புகைப்படங்கள் எடுத்துக்கணும், அங்க முன்னாடி நின்னு நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும், இந்த மாரி வேலைகள் இருக்கும். என்னன்னா, ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 இடங்கள் நகரத்தின் வெவ்வேற பகுதிகள்ல, அந்தது. அப்போ நான் மொத்தம்
ஓ, சரிங்க சரிங்க. ஓ, சரிங்க சரிங்க. அந்த மாரி வேலை வெவ்வேறு பகுதிகளுக்கு, நீங்க அ சென்று, அதை எல்லாத்தையும் ஆய்வு முடிச்சிட்டு வர்ற மாரி இருக்கும்!